அந்த தோழியே வந்து ஒரு ஒரு 2 மணி நேரந்தானேங்க என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் ஒரு ஒரு வீட்டுக்கு போம்போது ஒரு பயம் இருக் ஆ ஒரு பயம் இருக்கும், இல்லயா? ஆ, அப்புறம் என்னாச்சு அப்பிடின்னா, அந்த
ஓ! திடீர் தோழி அவுங்க. சரி, சரி. ஆ. சரி. எப்பிடி தான் அந்த பயத்திலருந்து நீங்க வெளிய வந்தீங்க?
ஆ, அதே தான். அப்ப என்ன ஆச்சு அப்பிடின்னா, அவுங்க வீட்டுக்கு, முதல் வீட்டுக்கு போனவுடனே ஆ வர வச்சாங்க. அ உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்பறமா வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. உட்கார வச்சாங்க. அப்புறம் நிறைய சாப்பிட உணவுகள் குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்னடா! நான் ஒரு மாணவி தானே! நான் இன்னும் அவுங்க வீட்டு இது இல்ல, அப்பிடிங்கிறப்போ, எனக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கை அதிகமா வந்துருச்சு.
ம். ஆ. ம். ம். அ. அ மிகப்பெரிய ஆச்சரியம்! என்ன இப் நீங்க ஒரு பயத்தில இருந்தவங்களுக்கு ஒரு திகைப்பும், ஒரு பெரிய இனம் புரியாத மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கும், இல்லயா!
கண்டிப்பா. நான் வந்து எனக்கு அ ரொம்ப நான் அந்த ரொம்ப அலஞ்சு அந்தமாரி நடக்க வேண்டிய ஒரு அ பயணமாயிருச்சு. ஏன்னா வந்து இங்கருந்து இன்னொரு வீட்டுக்கு போணும். இன்னொரு ஊருக்கு போம்போது, நடந்து
ஓ! உங்க கள ஆய்வு சற்று கடினமான கள ஆய்வு தான் போல.
ஆமா. ஏன்னா நான் வந்து பேருந்துகூட எடுத்துட்டு போல. ஆ.
பேருந்த நீங்க எடுத்துட்டு போவீங்களா?
அ சாரி. ஆ, பேருந்துன்னு சொல்றேன் நான் வண்டி ஆ பேருந்தில கூட நான் போல.
ம். ஓ! பேருந்தில கூட போகலேன்னு சொல்ல வா சரி, சரி. உங்க வாகனத்தில போகல. அந்த பைக்கு. இருசக்கர வாகனம். ம்.
வாகனத்துல நான் போல. அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அப்பிடின்னா, நடந்துகிட்டே தான் போணும். அன் ச அப்பறமா வந்து ஒரு 3 வது நாள், 4 வது நாள் நான் சைக்கிள்ல பயணம் பண்ணேன். ஆ.
ம். சிறப்பு. சைக்கிள்ன்னா நீங்க எங்கு வேணா போலாமே!